ஆ. வேற என்ன மாரியான இசைகள் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும்? பள்ளி பருவத்த ஞாபகப்படுத்துற மாரி இசைகள்?
ஆ ஆ. ஆமா. அதாவது என்னன்னா காலையில் நேரத்ல அப்பல்லாம் வந்து ஒரு 9:30க்கு வந்து உங்கள் விருப்பம்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஆல் இந்தியா ரேடியாவ்ல, அந்த பாட்ட காலையில வச்சிட்டாங்க என்னன்னா, ஒரு வேகமா ஒரு மியூசிக் போகும். அது முடியும்போது 9 மணிக்கு பாடல்கள் முடிஞ்ச பிறகு ஒரு மியூசிக். ட டட ட டடன்னு வோம். அப்ப என்னன்னா நம்ம வேகமா ஸ்கூல் கிளம்பி வருவோம். அப்டியியே அந்த ஸ்டெப்ஸ் எறங்கி வேகமா நடந்து வருரும்வோம் பாருங்க. அந்த மியூசிக் இப்ப கேட்டா கூட அந்த ஞாபகம் கண்டிப்பா வரும் அது. சின்ன வயசு ஞாபகம் ஸ்கூலுக்கு மணி ஆயிடுச்சுன்னு கிளம்பும்போது, அந்த முடிஞ்சு அந்த மியூசிக் அது பேக்ரவுண்ட் ஓடும் அது. அது பாட்டு கெடையாது. வெரும் மியூசிக் தான் அது. அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு உங்களுக்கு முடிஞ்ச உனே. அந்த நிகழ்ச்சிய போடுற மாதிரி அதட
ஓ! ம். ம். ம். ஆ. ஆ. ஆ. ஆ. ஆ அதாவது காலையில 7 மணிக்கெல்லாம் வந்து ஒரு இது வரும்ல. ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. அதெல்லாம் கேடருக்கீங்களா? அந்த மாரி அனுபவம் இருக்கா?